ஆ நிச்சயமா, அதெல்லாம் இருந்துச்சு. நாம தான் வந்து, எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சுருவோம் அப்டீன்னு ஒரு தைரியமா இறங்குவோமே. அப்பிடின்னு சொல்லி போய் மண்டைய முட்டி உடைச்சுக்கிறது தானே, எங்க நாலும் வழக்கம். இதுலேயும் <chuckles> பாத்தீங்க அப்டீன்னா, அதுவும் வந்து எடுத்த உடனே இப்போ பங்குகள் வாங்கி விற்கிறது, அதாவது சாதாரண பங்குகள வாங்கி விற்கிறது. அது பண்ணியிருந்தா கூட பரவால்ல. நான் உள்ள போன உடனே, எப்படி சீக்கிரமா வேகமா சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, அப்படிங்கின்றத முக்கியமான முதல் கேள்வியா இருந்தது. அப்போ அதற்கான பதிலும் எனக்கு தெரியும், ஆப்ஷன்ஸ் டிரேடிங் அப்டீன்னு. இப்போ ஒரு பங்கு வந்து நம்மகிட்ட ஒரு அ 50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பங்க வாங்குகிறோம் அப்பிடின்னா, நம்மால வந்து அது ஒரு 20 பங்கோ 30 பங்கோ தான் வாங்க முடியும். அந்த இதுல. ஆனா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில போனீங்க, அப்பிடின்னா அது ஒரு கான்ட்ராக்ட் மாரி அண்டர்லைங் கான்ட்ராக்ட் அந்த ஆப் அந்த பங்கு நல்லா வொர்க் ஆச்சு அப்பிடின்னா நான் வாங்குறதுல நல்லாயிருக்கும். என்னென்னா குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா, 1,250, 750, 350 அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஒரு ரூ. 10 ஏறுச்சுன்னா எனக்கு ரூ. 3,500 லாபம் வரும் அந்த இது. அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அதுல ட்ரேட்.
ம்ஹ்ம். <chuckles> ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ. ம்ஹ்ஹ்ம். ஒரு வேள ஏறலன்னா, அந்த கோணத்துல நீங்க யோசிக்கலையோ! ஏன்னா, எனக்கு ஒவ்வொரு இடத்துல போய் நம்ம பணம் கொடுக்க போறோம் அப்பிடின்னா, ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது சரிதானா சரிதானா அப்பிடின்னு சொல்லிட்டு, நான் பல ஒரு தறவைக்கு நெறைய தறவை யோசிப்பேன். நீங்க வந்து யோசிக்காம இருக்க மாட்டீங்க. எப்படி நீங்களும் யோசிச்சிருப்பீங்க, அத பத்தி வேணா படிச்சுலாம் இருக்கீங்க. இருந்தாலும் ஒரு ஓரத்துல ஒரு பயம் இருக்கும் தானே. அது அந்த பயமும் உங்களுக்கு இருந்ததுங்களா, அந்த நேரத்துல?
அ, ம். இல்லே, எனக்கு பயமே இல்ல அந்த இடத்துல. ஹ்ம் பாத்துக்கலாம் நம்ம நெறைய படிச்சிட்டோம், அது படிச்சிருக்கோம், இத படிச்சிருக்கோம்னு, எனக்கு நானே தைரியம் சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். அ ஆனா வெளியில அதாவது ஒரு வர்த்தகத்துல இறங்குறப்போ எந்த நேரத்துல வெளியே வரணும் அப்படிங்கிறதும் நான் ஃபிக்ஸ்டா இருக்கு. அதாவது ஸ்டாப் லாஸ்னு சொல்வோம் ஆங்கிலத்துல. அதையும் நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஒரு நா ஒ ரூ. 40 வாங்குறேன் அப்படின்னா, ஒரு 5 குறைஞ்சுச்சுன்னா வெளியே வந்தேறேன் அப்படிங்கிற மாரி ஒரு திட்டமிடுதல் பண்ணிட்டு தான் போவேன். அதுக்கேத்த ஒரு ஆர்டரும் குடுத்தாச்சு, வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் பாத்தீங்க அப்பிடின்னா, என்ன ஆகுது ஒரு முதல் வர்த்தகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ரூ. 2,000 லாபம். அந்த "சரி அவ்ளோதான் 2,000 சம்பாரிச்சிட்டோம். நாம் தான் பெரிய ஆளு!" அப்டீன்னு.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி, "ஆஹா பரவாயில்ல. <laughs> இதுக்கப்புறம் நம்மள யாரையும் வந்து தடுக்க முடியாதுடா, நாம தான் கிங்கு!" அப்படின்ற மாதிரி.
ஆ அ டெய்லி 2,000. ஆமா டெய்லி 2,000, 30 நாள் 60,000, அப்படின்னு கணக்கு போட்டு, அடுத்த நாள் மறுபடியும் அ செய்றேன். ஆ அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ரூ. 3,000 லாபம் அடுத்த நாள் சரிங்களா. அதுக்க அடுத்து அ மூணாவது நாள் போறேன், பாத்தீங்கன்னா ஒரு ரூ. 2,500 நஷ்டமாகுது.
சூப்பருங்க. ம்ஹ்ம்.